நிச்சயமா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாற்றத்துக்கு நாங்கன்னா வந்து ஒரு பைத்தியக்காரங்களா! அது போல நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடிலாம் தோணாது. இப்பலாம் வந்து நீ என்ன தான் ஏமாத்துனாலும் நாங்க ஏமாற மாட்டோம். ஏன்னா எங்களுக்கே தெரியும். அந்த சப் டப்பில் வச்சு நீங்க எங்கள ஏமாற்ற முடியாதுடா! அப்பிடின்ட்டு. பல விஷயங்கள் வந்து இந்த அம்மா, அப்பா கூட வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எடுத்துட்டு வந்து காண்பிக்கிறேன். இங்க பாரேன்! குரங்கு பேசுது. ஏய்! இங்க பாரேன்! நாய் நடக்குது. <chuckles> அப்பெல்லாம் என்னும்போது, அம்மா! அதெல்லாம் வந்து AI ம்மா! அப்பலாம் என்னும்போது AI யா! இங்க பாரு! குருவிலாம் வயலின் வாசிக்குது. அப்பிடிலாம் சொல்லும் போது, எனக்கு சிரிப்பா வரும். அம்மா இப்பெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குதும்மா! அவுங்களுக்கு உதாரணமா ஒரு விஷயம் சொன்னது என்னென்னா, இந்த லவ் டுடேல வந்து பாத்தீங்கன்னா, அவுங்களோட முகத்த வந்து மாப் பண்ணி இது பண்ணுவாங்க இல்லயா! அது போல வந்து நிறைய விஷயங்கள் இப்ப நடக்குதுமா! அது எது உண்மை. எது பொய்ன்ட்டு தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளத்தில் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எல்லாம் பார்க்காத! இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்பிடினும்போது அவுங்க நம்மளுக்கு அறிகுறி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஓ! இது மாதிரிலாம் நடக்குது. அதனால நீ ஃபோட்டோ கீட்டோ எதுவும் போடக்கூடாது. அப்பிடின்ட்டு அவுங்களோடய பாயிண்ட்லருந்து நம்மளுக்கு வந்து நிறைய இது பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம என் நான் இப்போ ஃபாலோப் பண்றது என்னன்னா, ஒரு நோட்டிபிகேஷன் வருது அப்பிடின்னா, நான் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். எந்த அளவுக்னா, இந்த படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, வேற ஏதுன்னா ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பா வந்து அந்த நோட்டிபிகேஷன் வரும். அது உள்ள போய் பார்க்கிறது நேரம் வந்து போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. நம்மளோட நேரத்த அப்பிடியே இழுத்துட்டு போயிரும் அது இல்லிங்களா!
நிச்சயமா படிப்புன்ற ஒரு விஷயம் அந்த இடத்தில வந்து நானே பார்த்து இருக்கேன். நம்ம ஒ வேற ஒரு விஷயத்துக்காக தேடலுக்கு போவோம். ஆனா வந்து நம்ம வந்து திசையே வந்து மாறியிருக்கும். எந்த அளவுக்குன்னா வந்து அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ செலவிட்டிருப்போம். ஒரு 2 மணி நேரம் சாலீடா போயிருப்போம்.
கண்டிப்பா, கண்டிப்பா.
ரொம்பவே அவஸ்தப்பட்ட ஒரு விஷயம் தான் சொல்லணும்.
ஆனா, இப்ப நீங்க முதல் முதல்ல சொன்னீங்க பாருங்க! உங்களோட மேடம்லாம் வந்து அந்த இதெல்லாம் அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஆக்ஷூலா புத்தகத்தில இருந்து படிக்கிறதே நமக்கு நேரம் பத்தாம தான் இருக்கும். ஆனா இதில ஒரு பெரிய டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செயலிகள்ல மூலியமா நம்ம அவுங்க அனுப்பினதெல்லாம் பார்க்க போனா, அது சம்மந்தமா நிறைய வீடியோஸ் நமக்கு வந்துட்டே இருக்கும். நமக்கு அது எதுக்கு பார்க்குறோன்னே தெரியாம அ நம்மளோட நேரம் தான் வந்து அதில விரையம் ஆகுன்னு சொல்லலாம்.
ஆமா. <laughs> கண்டிப்பா. நிச்சயமாங்க. நம்ம வந்து இந்த மைக்ன்ற ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பேசுறோமோ! என்ன இது பண்றோமோ! அது நோட்டிஃபிகேஷனாவோ அது நம்மளுக்கு இது தானே நீங்க தேடுறீங்க அப்பிடின்ட்டு அது விலை கம்மியாவும், விலை அதிகமாவும் நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு காமிச்சிட்டே இருக்கும் இல்லயா! அதேபோல தான் நம்ம என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறோமோ! அதே போல அதுக்கு ஏத்த போல ஒரு வீடியோ சமைச்சுக்கிட்டே இருக்கோம். நான்லாம் ஒரு கடுப்புல வந்து பார்த்தீங்கன்னா, WhatsApp டெலீட் பண்ணியிருக்கேன். Instagramம் டெலீட் பண்ணிருக்கேன். எப்பா! தெய்வமே சாமிகளா! நீங்க தேவையே இல்லடா! உயிர வாங்கிகிட்டே இருக்கீங்க! உங்களால தான் நான் கெட்டு போறேன். அப்பிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாங்க, சீரியஸா நான்லாம் டெலீட் பண்ணிட்டு ஒரு 2 நாள் தான் இருந்தேன். இருக்க முடியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த 2 நாளே எனக்கு பெருசா இருந்தது.
கண்டிப்பா. ம். <laughs> <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. முடியல <laughs> ஏன்னா நட்பு வட்டாரம் இருக்கே கேட்கும். அதில வந்துச்சு பார்த்தியா! அப்பிடின்னு. ஐய்யயோ! நான் இல்லன்னு சொன்னா என்ன ஆகுறது? சரி போ! மறுபடியும் டவுன்லோட் பண்ணு அதயே.
ஏங்க இருக்கறதுலயே வந்து அவஸ்தைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, Instagram டெலிட் பண்ணாலும், WhatsApp மூலியமா ரீல்ஸ் அனுப்புவாளுங்க.